பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து சவால்கள்ன்றது வந்து சந்திக்கிறது வந்து ரொம்ப, ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருந்துட்டு வருது. அதுல உங்களுக்கு வந்து நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் என்ன? அத நீங்க வந்து எப்படி சமாளிச்சீங்க? அதப்பத்தின ஒரு விஷயங்கள வந்து பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. அதாவது நீங்க சொன்னதுபோல <inhales> எல்லா மனிதர்களும் அடிக்கடி சந்திக்கவ ஓ சந்திப்பாங்க, சவாட்கள சவால்கள்ல வந்து சந்திப்பாங்க இல்லங்களா! சவால்கள்ல சந்திக்கறது வந்து ஒரு காம் பொதுவான விஷயமா ஆயிருச்சு. நானும் நிறையா சவால்கள் சந்திச்சிருக்கேன். அதுல முக்கியமா ஒரு பெரிய சவாலா இருந்தது, ஒரு விஷயத்த வந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேங்க.
கண்டிப்பா. உண்மை. கண்டிப்பாங்க.
<clears throat> இப்போ பள்ளி பருவத்துல இருந்து பார்த்தீங்கன்னா! "நான் என்னோடய பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பாக இருந்ததனால என்னய வந்து ரொம்ப படிக்க வைச்சு வளர்த்தாங்க."
ம்ஹ்ம்.
"நானும் நல்லா படிப்பேன்." இந்த மனப்பாடம் பண்ணி ஓ எழுதுற விஷயம் ஆகட்டும், படிக்கிற விஷயமாகட்டும். இந்த காலத்தில மதிப்பெண் அதிகமா வேணும்னாலே ப புத்தகத்துல என்ன இருக்குதோ அப்டியே மனப்பாடம் பண்ணி எழுதுனா தான் மதிய மதிப்பெண் அதிகமா வரும் இல்லைங்களா?
டப்பா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே!
அதே தாங்க. அப்படி பண்ணாதாங்க மதிப்பெண் அதிகமா அந்த பள்ளி பருவத்துல முக்கியமா போடுவாங்க.
ஆமாங்க, உண்மதான்.
அப்டி அது அப்டி இருந்ததனால நா நல்லா மனப்பாடம் பண்ணி பழகிட்டேங்க. கல்லூரி போனதுக்கு அப்புறம் அந்த மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா நா ரொம்ப நல்லா பண்ணிருவேங்க.
ஆஹ்ம். புரியுதுங்க.
நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா வந்துட்டு எனக்கு ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்து பேசுறது மா 4 பேர் முன்னாடி போய் பேசுறதுன்னா அது எனக்கு வரவே வராது. என்னால முடியாதுங்க.
ஆ. அதாவது உங்களால படிச்சு எழுத முடியும். ஆனா, வந்து ஒரு அ 10 பேருக்கு முன்னாடி உங்களால ஒரு இத வந்து பேச முடியாது. அப்டி தான?
அது ரொம்பவுமே, தயக் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நா எ எனக்கு வந்து ஒரு தயக்கங்க. <inhales> ஒரு வேள நா தப்பா பேசிட்டா என்ன பண்ணறது? நா பேசும்போது ஏதாவது <inhales> ஆ சிரிச்சுட்டா, ஆ அந்த மத்தவங்க கிண்டல் பண்ணிருவாங்களோ? அந்த மாரி ஒரு தயக்கம் எனக்குள இருந்ததுங்க.
அது நறைய பேருக்கு இயற்கையா இருக்குற விஷயம் தான்ங்க. அது வந்து குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அத எப்டி நீங்க வந்து அது மேலேந்து மீண்டு வந்தீங்கறது தான் சுவாரசியமே.
கண்டிப்பாங்க, அது அதுவும் கண்டிப்பா, கண்டிப்பாங்க, இது நா மீண்டு வரணுனு எண்ணமே மொத ஆரம்பத்தில எனக்கு இல்லங்க. நானும் "இது எல்லாருக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான அது எல்லாருல்லா முன்னாடி போய் பேசுறது இல்ல. யாரோ 1த்தர் 2 பேர் தானே பேசுறாங்க" அப்டிங்கற எண்ணத்தில தான்ங்க இருந்தே.
உண்மைங்க.
ஆ இந்த கல்லூரி அவ்வளவா போனதுக்கப்புறம்ங்க கடைசி ஆண்டு வரைக்கும் வந்துட்டேன். கடைசி ஆண்டுல இருக்கும்போது, ஒரு க ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய நண்பரு தான் வந்துட்டு முன்னாடி நின்னு அந்த அங்கரிங் பண்றத சொல்வாங்க இல்லைங்களா?
ம்ஹ்ம். ஆமாங்க, ஆமாங்க.
அது வந்து என்னுடைய நண்பர் தான் செய்யவ செய்கிறவருங்க. நான் வந்து என்னுடைய கல்லூரில நான் வந்து என்னுடைய வகுப்புக்கு நா ரெப்ரசன்ட்டேடிவ் என் வகுப்புல இருக்க என்னுடைய நண்பர் தான் அத செய்ய போறாரு. இப்போ திடீர்னு பாத்தா அந்த, அந்த நபர் வந்துட்டு வாரதுக்கு ட்ரைன் க இ கிடைக்காம போய்டுச்சுங்க அந்த நேரத்துல.
ஆஹ. ஆ, சேரிங்க. சரி. ஓ!
முந்துன நாள் அ அன்னைக்கு காலையில அவரு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு. எனக்கு அ நேத்தே சொல்லணுனு நெனைச்சேன். நேத்தி அ தொலைபேசிலருந்து சார்ஜ் இல்லாதனால நான் உனக்கு கால் பண்ண முடில. நீ வந்து ஆசிரியைட்ட போய் சொல்லிரு. இப்டி நாளைக்கு வர முடில. வேற யாராச்சு அரேஞ்சு நான் பண்ண சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு.
ம்ஹ்ம். அடடா! அப்பறம் எப்டி தான்
இது நான் போய் ஆஸ் இத ஆசிரியர்ட போய் நான் சொல்றேன். அதாவது இப்டி இவரு வர்ல அப்டி சொல்லி சொல்றேன், நா போய் சொன்ன பாவத்துக்கு ஆசிரியர் வந்து நீயே பண்ணிரு அப்டி சொல்லி சொல்லிட்டாங்க.
<laughs> ஐயா எனக்குத் தெரியாதெய்யா அப்டீன்னீங்களா?
<inhales> அதேதாங்க சொன்னேன். அவுங்க வந்து புரிஞ்சுக்கவே இல்ல. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி பரவால்ல நீ பேசுனா பரவால்ல. <smacks lips> நீ வந்து ஏதோ ஒரு உன்னுடைய அ வகுப்பில இருக்ற ஏதோ ஒரு மாணவர்கள்ட சொல்லி அவங்கள பேச சொல்ட்டு நீ போய்ரு அப்டின்டாங்க.
புரியுது. ஏதாவது அரேன்ஜ்ஜாவது பண்ணிடு அப்டீன்ட்டு.
ஆமாங்க. அதுக்கு அது என்னனா? அந்த நிகழ்ச்சிய வந்து எங்க துறையில இருக்க கடைசி ஆண்டு மாணவர்கள் தான் கண்டிப்பா நடத்த வேணுங்க.
ஆஹா.
அதுவும் அ ஆண்கள்ல ஒருத்தர், பெண்கள்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா முன்னாடி நின்னு பேசனும். பெண்களுக்கு ஆட்கள் நறைய பேர் இருக்கங்க.
ஆமாமா.
ஆண்கள்ல வந்து அந்த ஓ என்னோட நண்பர் ஒருத்தர் மட்டும் தான் எல்லா நிகழ்ச்சிலுயும் போய் பேசுவார். வேற யாரும் பேசவே மாட்டோம்.
நல்ல பேசக்கூடிய ஒரு ஆள் அவரு தான்.
ஆமாங்க. அவரு வராதனால இப்போ எல்லாருமே வேற யாரையுமே முடியாதுன்னுட்டாங்க. என்னைய கிளாஸ் ரெப்ரசென்டேட்டிவ்னா நீ நீ பேசு அப்டின்னுட்டாங்க.
ம்ஹ்ம். புரியிதுங்க.
என் ஆசிரியர் ஏதுக்கு சொல்லுறாங்க. <inhales> இவங்க யாரும் பேசமாட்டாங்கன்னு, உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நேரத்த செலவு பண்ணிட்டு இருக்க? கம்முனு போய் ஏதாவது பே பேசுறதுக்கு ரெடி பண்ணு அப்டீன்னு சொல்லி சொன்னாங்க.
ஆஹா.
அது வந்து பார்த்து படிக்கக்கூடிய விஷயம் இல்லங்க. நம்ம வந்து <inhales> அ ஒரு பே ஒரு பேச்சு வழக்குல பேசுற மாரி இருக்கும். முன்னாடி போய் நின்னு.
புரியுதுங்க, புரியுது.
நான் இதுக்கு என்ன பண்ணினேன்னாங்க? சரி நமக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்குறது நல்ல வரும் இல்லையா? அதனால பேச்சு வழக்குலேயே நம்ம எழுதிட்டு போய் ஒப்பிச்சோம்னா நல்ல இருக்கும். அப்டீன்னு சொல்லிட்டு நான் அதே மாரி பேச்சு வழக்குல எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு என் நண்பர்கள்ட்ட போய் ஒப்பிச்சிக் காட்டுறேன். நல்ல ஒப்பிக்குறான? அப்டீன்னு. அவங்க நீ ஒப்பிக்குற மாரியே தெரில.சூப்
புரியுது, புரியுதுங்க, புரியுதுங்க. அந்த நண்பன் படத்தில வர அந்த சத்தியன் மாரி.
ஆமாமா! அதே தாங்க. அதே தாங்க. அப்போ வந்துட்டு நான் நண்பர்கள்ட்ட போய் ஒப்பிச்சு காட்றேன். அவங்க இருந்துட்டு, "ஏய் சூப்பர்ரா நீ வந்து ஒப்பிக்கற மாதிரி தெரில. சுலபமா எப்பயும் போல பேசுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. போய் பேசுன்னுட்டாங்க" அதுவும் ஆர்வம் கொடுத்தாங்க. நானும் மேல போய் நின்னு
ஆர்வம் குடுத்தாங்களா, ஏத்திவுட்டாங்களான்றது அது பேடைல போனதுக்கப்பறந்தான தெரியூன்றீங்களா?
<laughs> அதே தாங்க. அதே தாங்க. மேடைல போய் ஏறி, முதல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது என்னன்னாங்க, அடுத்து இவங்க வரப்போறாங்க, இவங்க நடனம் பண்ண போறாங்க. அத போய் சொல்றது தான் என்னுடைய வேல அந்த இடத்தில
புரியுது. தொகுத்து வழங்குற வேல.
அதே தாங்க. அதே தாங்க. போய் சொல்லும்போது முதல் வா அ இவங்க வராங்கன்னு முதல எடுத்தோனயே சொல்லக்கூடாது. அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா பில்டப்பா கொடுத்துட்டு, அதுக்கு அப்புறம் சொல்லணும்ங்க.
அ.
அ அவுங்களுக்கு பில்டப்‌பா கொடுத்த முதல் வந்து, 1ஆம் ஆண்டு மாணவர் மாணவிகள் வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்லணுங்க. அதுக்கு கொஞ்சம் பில்டப்லாம் சொல்லிட்டு <inhales> அ அவுங்க வராங்கன்னு சொல்லவும், எல்லாருமே ரொம்ப நல்லா கைதட்டி பாராட்னாங்க. சரி சூப்பரா பேசுற! சூப்பரா பேசுறன்னு!
அப்பா! நம்ம கரெக்ட்டா சொல்றோம்டான்ற ஒரு நெனைப்பும் வந்துடுச்சி.
வந்துருச்சுங்க. அடுத்தது அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருஞ்சுதுங்க! அடுத்தது நான் மேல ஏறுறேன். இந்த மனப்பாடம் பன்றத்துல ஒரு முக்கியமான பிரச்சன என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்த மறந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மொத்தமா மறந்துரும்.
ஆமாமா. அது ஒரு பெரிய பிரச்சன. ஆமா, உண்மைங்க.
அதே தாங்க. மேல ஏறி போய் நிக்குறேன். முதல் வார்த்த மறந்து போச்சு எனக்கு
ஆஹா! அந்த அந்த பேப்பரையும் நீங்க கைல வச்சுக்கல?
நா இல்ல, இல்லங்க. நா எல்லாரையும் பார்க்க, எல்லாரும் என்னைய பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். <laughs> அப்புறம் சரி. <laughs> அப்புறம் வந்துட்டு ஒரு கட்
என்னடா சொல்றது, நானு? அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயத்த எப்டி நீங்க சமாளிச்சீங்க, அத?
அந்த இடத்துல வேற ஒண்ணுமே பண்ணலங்க. ந ப இதுவும் சொல்ட்டு வந்துட்டேங்க. அடுத்து வந்து மெக்கானிக்கல் துறை மாணவர்கள் வந்து <inhales> நடனம் பண்ணுவாங்கன்னு சொல்ட்டு கிளம்பி நடந்து ஆ இறங்கி வந்துட்டேங்க. வேற எதுவுமே சொல்லல.
<laughs> சுருக்கமா முடிச்சுட்டீங்க!
இதில முக்கியமான பிரச்சன அதாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுனாங்க. அந்த மாணவர்கள் என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டாங்க.
எங்களப் பத்தி ஏன் சொல்லல அப்டின்டு.
அதான் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்குல்லாம் அவ்ளோ பெருமையா எடுத்து சொன்னீங்க. <inhales> எங்கள பாத்தா அவ்ளோ கேவலமா இருக்கா உனக்கு? அப்டின்னு கேட்கறாங்க.
புரியுதுங்க.
நா என்னங்க, நா என்னங்க பண்ண முடியும், மறந்து போனதுக்கு. <laughs> அதுக்கப்புறம் <laughs> அதே தாங்க, அதே தாங்க. <inhales> ஆனா, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நிகழ்ச்சில ஒண்ணுமே என்னால பேசவே முடியலங்க.
<laughs> வெச்சுக்கிட்டாடா வஞ்சன பண்ணே. <laughs> புரியுதுங்க.
அது வந்து ஒரு ரொம்ப பெரிய தலைகுனிவு ஆகிடுச்சுங்க எனக்கு.
மனதுல ஒரு வலி!
ஆ மனது ஒரு வலியா. அது மட்டுமில்லாம எல்லோருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள ஆசிரியர்களும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, <inhales> நம்முடைய துறையுடைய மானத்தையே நீ மேல போய் வாங்கிட்டியேடா! அப்டின்ற மாரி கேட்டுட்டாங்க.
அச்சச்சோ!
அது ரொம்பவுமே ரொம்ப கஷ்டமாயிடிச்சிங்க. ஆ இப்ப வந்துட்டு, எனக்கு என்னானாங்க, முந்தின நாள் வரைக்கும் என் நல் என்னுடைய நண்பர்கள் கூட அத ஒரு சின்ன பு சிறு புன்னகை குடுத்த பாத்தவன்னே குடுப்பாங்க இல்லைங்களா?
ஆமாங்க.
அத அது கூட எனக்கு அடுத்த நாள்ல இருந்து அவுங்க பாத்து ஒரு புன்னகை குடுக்கிறாங்கன்னா, "ஓ! நேத்து நம்ம நடந்ததுக்கு ந நேத்து நடந்தத நெனைச்சு சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க" அப்டிங்கிற எண்ணம் வந்துருச்சு எனக்கு.
ஆ ஒரு, ஒரு எ என்ன சொல்லுவாங்க. குற்ற உணர்வு.
ஆமா, ஆமாங்க. அதேதாங்க. எனக்கு வந்து, இதுக்கு முன்னாடி இந்த மேடை பேச்சு ஒரு சவாலா இருந்தத விட, இப்போ இவுங்களுடைய முகத்த பாக்குறதே எனக்கு ஒரு சவாலாயிடுச்சுங்க!
புரியுதுங்க. எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. அத அப்ப எப்படி, அந்த இத வந்து நீங்க சமாளிச்சி, மேல கொண்டு வந்து, அதுக்கப்பறம் அந்த பழைய நெலமைக்கி, அந்த பழைய உறவுகளுக்குக்கு கொண்டு வந்தீங்க?
ஆ. அப்படி அதே அது தாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறந்தான் என்னுடைய நண்பர். அந்த ஒருவர். வந்து ட்ரெயின் மிஸ் ஆனதனால வராம இருந்தார் சொன்னே இல்லங்களா? அவரு வந்ததுக்கப்புறந்தான், இந்த ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிக் குடுத்தாருங்க. என்ன என்ட ஒரு கேள்வி கேட்டாரு. "இன்னும் எத்தன நாட்களுக்கு தான் இப்படியே இருக்க போற? ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 8 மாதங்கள் தான் நம்ம கால கல்லூரிக்கு வருவோம். இந்த 8 மாதங்கள்ல நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ணா மட்டும் தான் இந்த விஷயத்துல இருந்து மீள முடியும். அதாவது, நீ வாழ்நாள் முழுவதும் இந்த கல்லூரியில இருக்குற, ஏதோ ஒரு மாணவர பாக்குற அப்டினா, நீ தல குமிஞ்சு போக போறயா? தல நிமிந்து நடக்க போறியாங்கிறது இந்த 8 மாத காலத்துல தான் இருக்குது" அப்டிங்கிறத சொன்னாருங்க.
ஆமாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், பண்ற ஒரு விஷயங்கள்ல தான் இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அத சொல்லி எனக்கு புரிய வச்சாருங்க. <inhales> நான் உடனே சரி நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆமா கண்டிப்பாங்க. அ நான் என்ன பண்ணனும்ன்னு சொல்லி கேட்டேங்க. அவர் வந்துட்டு "நீ எடுத்த உடனே அந்த 2000 பேர் 3000 பேர் இருக்க மாரி மேடைக்கு போய் பேசாம முதல் இந்த வகுப்பில முன்னாடி நின்னு பேச பழகு. அப்பறம் நம்ம துறையில முன்னாடி நின்னு பேசு. கடைசியா நம்ம கல்லூரியில முன்னாடி நின்னு பேசலாம்ன்னு" சொல்லிட்டு எனக்கு சொன்னாருங்க. அ.
வா. நல்ல நண்பருங்க அவரு. ம். அதுவ அது வந்து சரியா வந்து அந்த, அந்த யுக்தி வந்து கையாண்டபோது எல்லாமே சாதிக்க முடிஞ்சுதா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அவர் வந்து <inhales> அந்த யுக்தியை கையாளுறதையும் தாண்டி, அவரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கே வாய்ப்பு ஏற்படுத்திக் குடுத் ஏற்படுத்திக் குடுத்தார்ங்க. ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்டு <inhales> இந்த வகுப்பில வந்து "இந்த தலைப்பு இவரு இவன் எடுப்பான்" அப்படின்னு சொல்லி அவர் எனக்காக அவரு போய் கேட்டு <inhales> எனக்கு எப்படி எடுக்கணும்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொ அவரு "நான் முன்னாடி நின்னு நல்லா பேசி பழக்கம் இருக்கு இல்லைங்களா?"
ஆமாங்க.
அதனால அவர் வந்து எனக்கு வந்து எப்படி நின்னு பேசணும், என்னென்ன சொல்லணும்ன்றதில ரொம்ப தெளிவா எனக்கு சொல்லிக் குடுத்தாருங்க.
பிரமாதங்க.
அ. அதுக்கப்பறம் இது என்ன ஆச்சுன்னா அது வந்து கொ கொஞ்ச நாள் ஆரம்பத்தில முன்னாடி போய் நின்ன உடனே முதல் செமினார் எடுக்கும்போது <inhales> வகுப்பில மேல ஏறி நின்ன உடனே மாணவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இவன் என்ன பேசப்போறான்?" அப்படிங்கிற மாரி சி
ஹா! சிரிங்கடா, சிரிங்க. அப்ப மனசுக்குள்ள இதான் இருக் "சிரிங்கடா, சிரிங்க. இப்ப பாருங்கடா" அந்த மாதிரி ஒரு நெனைப்புல இருந்திருப்பீங்க கரெக்டா?
அதே தாங்க அதே தாங்க. என்னனாங்க ஒருத்தர் சிரிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா, அத ஓட பெரிய ஒரு <inhales> ஊக்குவித்தல் எதுவுமே இருக்காதுங்க, என்னை பொறுத்தவரைக்கும். நீங்க சிரிக்கிறவங்களே வாய பொளக்குற அளவுக்கு நான் பேச போறேன்டா அப்டிங்கிற ஒரு மனநிலை எனக்கு வந்துச்சுங்க அந்த இடத்தில.
கரெக்ட்டுங்க. அதாவது அத வந்து இப்ப ஒரு அ பாசிட்டிவ் அ இதில ஆட்டிட்டியூட்‌ல எடுத்துக்கிட்டீங்க.
ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னோட நண்பர் வந்து இந்த விஷயங்கள சொல்லிக் குடுத்திருக்கிறார். மத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அந்த இடத்தை வந்து <inhales> நீ ஒடஞ்சி போய்றக்கூடாது. <inhales> அதில தான் நீ தைரியமா நின்னு காட்டணும் அப்டிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுத்தாருங்க.
புரியுதுங்க, புரியுதுங்க.
அவர் இது மாரி நறைய <inhales> பேசுறதுக்கு சொல்லிக் குடுத்து, கடைசியாங்க இந்த சமீப காலத்தில ஒரு 2 மாதங்களுக்கு முன்னரு <inhales> என்னுடைய கல்லூரியில கடைசியா ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க. கல்ச்சுரல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா?
ஆமாங்க.
<inhales> அதுக்கு வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் 2 ப் 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த "நரேந்திர பிரசாத்ன்னு" ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து "அதிர்ச்சி அருண்னு" சொல்லிட்டு இந்த காமெடி நிகழ்ச்சிகள்லாம் விஜய் டிவிலலாம் வருவாங்க.
கலை நிகழ்ச்சி. ம்ஹ்ம். ஆஹா.
<inhales> அவுங்க வந்திருந்தாங்க. அவுங்க வந்திருந்தப்போ அந்த அவுங்களுக்கு வந்து முன்னாடி நின்னு அந்த தொகுப்பு தொகுக்குற வேலைய நாங்க தான் நான் தான் பண்ணேங்க.
புரியிதுங்க.
என்கூட சேர்ந்து மொத்தமா 6 பேர் நாங்க பண்னோம்.
தொகுப்பே.
ஆமாங்க. அது முதல் 2 பேர் வந்து பார்மல் எம்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுங்க வந்து பார்த்து படிக்கிற வேல அவுங்க பண்ணுவாங்க. அதுக்கு அப்பறம் 4 பேர், 2 ஆண், 2 பெண்கள். 4 பேரு வந்துட்டு <inhales> இன்பார்மல், பேச்சு வழக்கில பேசுறமாரி பேசணுங்க.
சரி. அது தொகுப்பு அது தொகுப்ப வந்து ரொம்ப ஜனரஞ்சகமா பேசுறாமாரி.
அதேதாங்க-அதேதாங்க. <inhales> இதில என்ன ஒரு ச ஹைலைட்னாங்க, <inhales> எனக்கு வந்துட்டு போன நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே சிரிச்சவங்க, இந்த நிகழ்ச்சியில அத அப்பிடியே மொத்தமா மாறுச்சுங்க.
ம்ஹ்ம். ஆஹா! பிரமாதாங்க. அது இது கேக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பிரமிப்பாவும் இருக்கு.
அதாவது, மா ம், ம். மாணவர்கள் பக்கங்கிறத் தாண்டி அந்த ஹெஸ்ட் சீஃப் ஹெஸ்ட்‌டே வந்துட்டு என்ன சொன்னாங்க, அவரு வந்து <inhales> அந்த பேசின 6 பேர்ல என்னைய மட்டும் தனியா கூப்ட்டு பாராட்னாரு. அந்த வீடியோ இன்னும் You Tubeல இருக்குங்க.
ஆஹா!
"திருவிளையாடல் பாடல் படத்தில வந்துட்டு, <inhales> ஆரம்பத்தில தனுஷ் வர்ற கெட்டப்ல வந்துட்டு, கலக்கிட்டப்பா தம்பி!" அப்பிடின்னு என்னைய கூப்ட்டு பாராட்டினாருங்க.
ஓ! பிரமாதங்க.
அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து ஒரு அதுதாங்க. <inhales> அடுத்த நாட்கள்ல இருந்து மத்தவங்கள பார்க்கும்போது அவுங்க எல்லாமே "சூப்பர்ன்னா, சூப்பர்ன்னா" அப்பிடினு சொல்லி கைய குடுத்துட்டு போம்போது, <sucks teeth> எனக்கு அது அப்பிடியே அந்த, அந்
அப்ப அந்த ஒரு கெத்து வந்து உங்க உங்க ஒடம்புல ஒரு கெத்து வந்திருக்கும் இல்லயா! உங்க உடல் உடல் மொழில.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதே தாங்க. அதேதாங்க, அதேதாங்க அவ்வளோதான். <inhales> <chuckles> அ இந்த இந்த சவால வந்து மேற்கொண்டுட்ட, சந்திச்சுட்ட, தாண்டி வந்துட்ட, அப்டிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்ப வந்ததுங்க.
ம்ஹ்ம். புரியுதுங்க. ஆனா, இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து உங்களுடைய அந்த நண்பர்தான் இல்லியா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அவரு இல்லனா நான் கடைசி வரைக்கும் அப்டியே குமிஞ்சே நடந்து போயிருப்பேங்க!
<laughs> ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க. அவருக்கூட இன்னைக்கே நீங்க வந்து அந்த ஒரு தொடர்புல தான் இருக்கீங்களா? அந்த நண்பர்ககிட்ட.
கண்டிப்பா, கண்டிப்பா. அவரோட இன்னுமே தொடர்புல தான் இருக்கேங்க.
பரவாயில்லைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சவால எப்டி நீங்க சமாளிச்சீங்க. அத எப்டி அவமானப்பட்டீங்க? அதுலேந்து எப்டி மீண்டு வந்தீங்கன்றத ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோட சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்க நேரத்தையும் எனக்காக வந்து ஒரு இது பண்ணி. ரொம்ப பொறுமையாகவும் விளக்கமாவும் சொன்னீங்க. எப்டி அத சமாளிக்லாம். அதுக்கான உந்துதல்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்டின்ற லெவலுக்கு வந்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி.
ம். மிக்க நன்றிங்க.